சரியா சொன்னீங்க. தியானம் பண்றது அப்படிங்கறது வந்து என்னிக்காவது ஒரு நாள் பண்றதுனால, அதுல ஒரு பெரிய உபயோகம் அப்படிங்கறது இருக்காது. இப்ப தினசரி காலையில நம்ப எந்திருச்சதும் பல்லு வெளக்குறோம், முகம் கழுவுறோம், சமையல் செய்றோம் இல்லைங்களா? அத வந்து நம்ப முடியாதுனு சொல்ல முடியாதுங்கற மாரி, தியானத்தையும் வந்து நாம தினசரி ஒரு பதினை ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து தொடர்ந்த மன அழுத்தத்தால வந்து முடி உதர்வு ரொம்ப அதிகமா இருந்தது. அப்ப அதுக்கு இந்த ஓவர் திங்கிங் பிரெயின்னு சொல்லுவாங்க தெரியுங்கலா? நாம ஏதாவது ஒரு விஷயத்தை அதுக்கு குடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. நான் ஒரு கட்டத்துல தான் கண்டுபிடிக்கிறேன். என்னுடைய மூளை வந்து அந்த மாரி ரகத்தை சார்ந்ததுனு. அப்ப அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தியானப் பயிற்சி முறைகள் தான். அது பண்ணப்ப, ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்ததுனே சொல்லலாம். 2வது வந்து நீங்க சொன்ன மாரி இந்த காலையில எந்திருசது வாக்கிங் போறது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொட்டை மாடியில போறது அவ்வளவு தான் இருக்குன்னா, அதுல தான் போய் ஆகணும். ஆனா மொட்டை மாடியில போகறத விட, இந்த சாலைகள் வந்து பெரிய வாகனங்கள் வராத சாலைகளா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாரியோ இல்ல நெறைய பூக்கள் இருக்க ஒரு பூங்காவோ இல்ல, வந்து கொஞ்சம் ஒரு நீளமா தூரமா நடக்கிற மாரி. ஒரு 3 கிலோமீட்டரோ, 4 கிலோமீட்டரோ இதப் பத்தி யோசிக்காம பா பாட்டு கேட்டுட்டு போறதுனா பரவால்ல. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதையாவது போட்டு அ, அந்த காலங்காத்தாலேயே யாருக்காவது கூப்ட்டு அலைபேசியில பேசிட்டு போவாங்க.
ம்ஹ்ம். ம், ஆமாங்க. கண்டிப்பா, ம். ம்ஹ்ம். ஓஹோ! கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம், ம். ஓஹோ! ம். ஓ! ம். ம், ம். ம். ம். ஆமாங்க. ம் ம்ஹ்ம். ஆமாங்க. அதுவம் எப்படி பேசுவாங்கன்னா, மூச்சு வாங்க வாங்க பேசுவாங்க. <laughs> <inhales> அந்த மாதிரி எதுக்கு பேசிட்டுங்க. அதுக்கு பேசாம அவுங்க வீட்ல உட்காந்தே பேசலாம். ஆ. <exhales> <laughs>
<laughs> ஆமா. ஆ. செரியா சொன்னீங்க. அப்போவும் வந்து நீங்க மூளைக்கு அவுங்க என்ன நெனச்சிக்குறாங்கன்னா, அந்த வாக்கிங் அப்படிங்கிறது வந்து உடலுக்குனு நெனைக்குறாங்க. அது அப்படி கிடையாது. உடலும், மனமும் இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையில பாத்தீங்கனா, மனம், உடல், ஆத்மானு சொல்வாங்க. அவுங்க ம மருத்துவ தத்துவப்படி என்ன அப்படினா மனம், உடல், ஆத்மா 3உம் சமநிலையில இருக்கனும். அப்படி சமநிலையில இருந்துச்சுனா உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. அதுல மனத்துல வர பிரச்சனை வந்து எங்க காட்டுறது தெரியாம, அது வந்து உடல்ல காட்டும். இல்ல உடல்ல வருற பிரச்சனைய வந்து அது வந்து ஆத்மால காட்டும் அப்படிங்கிறப்பதான், அந்த வியாதி வந்து நம்மள ரொம்ப தாக்கும் அப்படி. அந்த மாரி
ம். ம். ஓஹோ! கண்டிப்பாங்க, கண்டிப் ம்ஹ்ம். ம். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த உடல் ஓய்வு அப்படினு ஒரு வார்த்தையை கேட்டாலே தூக்கம். இது நெறைய பேத்துக்கு இப்போ வந்து ரொம்ப கம்மியா தாங்க இருக்குது. அதாவது 8 மணி நேரம் தூங்கற தூங்கணும் சொல்றாங்க. நம்மலாம் வந்துட்டு அ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம நமக்கு தூங்குறதற்கான நம்ம எப்ப வேணாலும் படுத்து தூங்கிருவோம். எப்ப நம்ம அப்படியே படுக்க படுக்க நம்ம தூங்கிருவோம் நம்ம. நம்ம அம்மா வந்து சும்மா பக்கத்துல மட்டும் உட்காந்தா மட்டும் போதும் நம்ம தூங்கிருவோம். இப்பல்லாம் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் செய்றோம். எவ்வளவு உடல் உழைப்பு நம்ம போடுறோம். மன சோர்வை நம்ம குடுக்குறோம். ஆனாலும் அந்த தூக்கம்ன்றது வந்து யாருக்கும் சரியா இருக்றது இல்ல இல்லையா. <inhales> இப்ப தூக்கம் வந்து இந்த உடல் ஓய்வுக்கு வந்து முக்கியமானதா? அப்படின்றத நீங்க நெனைக்கிறீங்களா?
ம். <laughs> ஆமா. ஆமாங்க. சரியா, சொ ஆமாங்.

நிச்சயமா. முதல்ல வந்து, நான் ரொம்ப சின்ன பையனா அதாது படிச்சி முடிச்சுட்டு 21 வயதுல வேலைக்கு போக ஆரம்பிச்சப்போ வந்து, ரொம்ப வயசு கம்மி இல்லைங்களா? அந்த காலகட்டங்கள்ல! அப்போ வந்து, எனக்கு ஒரு புரிதலே இல்லை. இந்த உடம்பு தொடர்ந்து வேலை பார்த்தா, நாம வந்து ஒரு ஓய்வு எடுத்துக்கணும். நேரத்திற்கு வந்து உணவு சாப்பிடணும். சத்தான உணவு சாப்பிடணும். அப்பறம் இந்த டீ காஃபிலாம் கம்மியா குடிக்கணும். இந்த மாரி நிறைய விஷயங்களுக்கு அப்பறம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, இதல்லாம் வந்து இப்ப எனக்கு ஒரு 10, 12 வயது, வ வருஷம் ஆயிடுச்சு. 33 வயசு ஆயிடுச்சு எனக்கு. அதனால இன்னைக்கு எனக்கு அந்த புரிதல்ருக்கு. ஆனா ஆரம்ப கட்டத்தில <chuckles> பார்த்தீங்க அப்படினா, எதுக்கு வந்து உடல்ல அந்த மாற்றம் நடைபெறுது? ஏன் வந்து, இந்த முடி வந்து அதிகமா கொட்டுது? ஏன், கண்ணுக்கு கீழே கருவளையம் வருது? இல்ல, கண்கள் ஏன் சிவப்பா இருக்கு? இல்ல, வயிறு ஏன் ஒரு சம்மந்தமும் இல்லாம வலிக்குது? ஒற்றை தலைவலி ஏன் வருது? இந்த மாரி எந்த <chuckles> புரிதலுமே இல்ல. அதாது ஒரு த அப்படியே பேக் மாரி போக, வேலை பார்க்க, தோன்றும் முடியும் கணினியிலேயே உட்கார்ந்து இருக்க, அதவே வந்து மண்டையை உள்ள கொண்டு போய் விட்டுக்க இப்டித்தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இது
சேரிங்க. ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். சேரிங்க. ம். சேரிங்க. ம், ம். ம். ஓஹோ! சரிங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம். சேரிங்க. ம். சேரிங்க. ஓ சரிங்க!
இது என்ன பிரச்சனைய கொண்டு வந்துதுன்னா, ஒரு கட்டத்தில நான் ஒரு முதல் நிறுவனத்தில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து, இந்த கணினியில எக்ஸெல்ன்னு ஒரு மென்பொருள் சொல்வாங்க. கேள்விப்பட்டு அதுல தான் பெரும்பான்மையான வேலைகள் வந்து செய்யணும். நான் போய் சேர்ந்த நேரம் தான், அதை உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி முடியும், அந்த எக்ஸெலோ அதெல்லாம் அந்த தரவுகளை வந்து ஆய்வு செய்றதுக்கு வந்து சும்மா அ மேனுவலா இருந்தத அப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க கணிப்பொறில.
ம். ஆமாங்க. ம், ம். சேரிங்க. ஓஹோ! ம். ஓ, சேரிங்க.

ஆஹா, அதான் எப்டி வழியில வழியில இருக்கீங்கள! அதுக்கு மாத்திரைலாம் ஒண்ணும் வாங்கி போடலைங்களா?
ஆமா. இல்ல, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. அந்த மாத்திர வாங்கி வக்கணும். இல்ல அதுக்கு முன்னாடின்னு நான் தனியா வேற தங்கியிருக்கேன். அது ஒரு தனி அறை மாரி இருக்கு. 9:30 ஆகுது. 8:30க்கு போயிட்டேன். ம் 9:30 ஆகுது, 9:45 ஆகுது 10 மணி ஆயிருச்சு. வழி நிக்குற மாரியே தெரியல. அப்புறம் இது என்ன நிக்க மாட்டேங்குது அப்டின்னு சொல்லிட்டு அப்பறம் நான் என்ன பண்னேன் அப்டின்னா,
ம். ஓஹோ! ம். கண்டிப்பாங்க. ம்.
கீழ இறங்கி போய் ஒரு ம ஆட்டோவ பிடிச்சுட்டு மருத்துவமனைக்கே போயிட்டேன் நானு. ஏனா, நேரம் மாக, மாக அந்த வலி வந்து வின்னு, வின்னு, வின்னு, வின்னுனு தெறிக்கிது பயங்கரமா. அப்போ போயிட்டு பாக்கறப்போ, அவருக்கு மருத்துவர் போன உடனே ஒரு பெயின் கில்லர் தான் ஃபர்ஸ்ட் போட்டாரு. கேட்டுட்டு "உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒற்றை தலைவலி வந்திருக்கா?" அப்படின்னு, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்த கூட நான் கேள்விப்பட்டதே இல்ல. அது முடியும்.
சரிங்க. அ. ம். அன்னைக்கு தான் புதுசா அந்த வார்த்தையே கேள்விப்பட்றீங்க "ஒற்றை தலைவலின்னு."
ஆமா. அவரு அவரு வந்துட்டு, "இது ஒண்ணும் இல்ல. இது ஸ்ட்ரெஸ் ஹெடேக் மாரி தான் இருக்கு." அப்டின்னு சொல்லி சொல்றார். "எதனால வரும்?" அப்டின்னா, "நீங்க தொடர்ந்து கணினி, இல்ல வந்து உட்கார்ந்தே வேலை பார்த்தது, ரொம்ப ஒரு மாரி மன அழுத்தத்துல இருக்கீங்களா?" அப்டின்னு "மன அழுத்தமா அப்டின்னா என்ன?" அப்டினே நானு. <laughs> அவரு இப்ப நீங்க "ஆகான்னு" சொன்னீங்கள்ள, அதே மாரி தான் அவர் மேலேயும், கீழேயும் பார்த்துட்டு, "இல்லங்க மனச்சோர்வுல இருக்கீங்களா? இல்ல வந்து தொடர்ந்து ஒரே வேலைய செய்றப்ப மோனோட்டனியான ஜாப்ஸ் பண்றப்ப இந்த மாரி மன அழுத்தம் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சன இருக்கா?" அப்டினு. "வீட்லயும் பிரச்சன இருக்கு. அ வேலையிலும் பிரச்சன இருக்கு. கொஞ்சம் நிதி பிரச்சனையும் இருக்கு." "அப்டின்னா, அப்ப அப்படித்தான் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கொறச்சுக்கோங்க." அப்டின்னு அவரு சொன்னார்.
அடடா! ம். ம். ம். ஆஹா! <laughs> ம். <laughs> ம். ம். ம். <chuckles> <laughs> அப்ப மருந்து வந்து எங்க இருக்குன்னா, பிரச்சனையில இருக்குது. அது கொறஞ்சா, இது கொறஞ்சுரும்.
ஆமா, ஆமா. என்னென்னா எனக்கு வந்து, அந்த உடல் வந்து, நான் ரொம்ப ஒரு மாரி புஷ் பண்டேன் போட்டு. அது வந்து தினசரி பாத் ஆமா, தினசரி காலையில 9:00க்கு உட்கார்ந்தா இரவு 7:00 மணி முடிய வேலை பார்க்கிறது வந்து, ஒரு நாள் பண்ணுனா பரவால்ல. அந்த வாரம் முழுவதுமே அப்டித்தான் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால வந்து, வியாழக்கிழமை அந்த பிரச்சனை ஆயிருச்சு. அப்பறம் அவர் அதுக்கான ஒரு மருந்துகள் குடுத்தாரு. ஆனா, அந்த மருந்த விட, அந்த தலைவலி அதுக்கப்பறம் பற்பல வத வடிவங்கள்ல வர ஆரம்பிச்சது. இடது பக்கம் வலிக்கிறது, வலது பக்கம் வலிக்கிறதுன்னு நான் அந்த நிறுவனத்தில இருக்கிற முடியுமே எப்பெல்லாம் என்னுடைய உடலோட எல்லையைத் தாண்டி நான் வந்து என்னைய அழுத்தி வேலை செய்ய முயற்சி பண்றனோ, அப்பெல்லாம் அந்த தலைவலி வர ஆரம்பிச்சது அப்டிங்கறத அப்புறம் நான் ஒரு 1 1/2 வருடம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஒவ்வொரு முறை வர்றப்பயும், இந்த மருந்து இருக்கு பாத்தீங்களா? அதுக்கான ஒரு மாத்திரை போடுவேன். சில சமயங்கள்ல மாத்திரை போட்டா கூட அ வந்து, அந்த வலி கட்டுப்படுத்த முடியாது. 2 நாள் வலிச்சுக்கிட்டு இருக்கும் அது.
ம். அதுதாங்க புரியுது. ம். ம். கண்டிப்பாங்க. ம். ஓ! ம். சரிங்க. ஓ! ஆமாங்க. ம்ஹ்ம்.